இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாவே ஒரு புதிய விஷயங்கள் அதாவது அவங்களுடைய லைஃப்ல ஒரு டர்னிங்‌கா இருக்கட்டும், ஒரு புதிய ஸ்கில்சா இருக்கட்டும், அப்படின்னு நிறைய விஷயங்கள் பிசினஸ்ஸா இருக்கட்டும், பல விதமான ஒரு ஆரம்பங்கள் வந்து இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில, ஒரு 3 விஷயங்கள் ஆலோசனை இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது பண்ணா நல்லா இருக்கும், இல்லை இதெல்லாம் பண்ணா கொஞ்சம் வந்து லேட் ஆகும், அப்படின்ட்டு அந்த லைஃப் ஓட பாதை, வாழ்க்கையோட பாதையை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எது எத போல வந்து கருத்து மூலியமா நீங்க தெரிவிப்பீங்க. அந்த 3 ஆலோசனைகள் என்னவா இருக்கும் உங்களோட அ பாயிண்ட்‌ல?
கண்டிப்பாங்க. என்னுடைய பாயிண்ட்‌ல எப்பிடின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு விஷயத்து மேல நம்மளுக்கு ஆர்வம் வந்து நிஜமா இருக்குதா? இல்ல தற்சமயம் அந்த இது பிடிச்சு அது ஒரு ஒரு கொறஞ்சநாள்தான் அதோட ஆர்வம் இருக்க போகுதான்னு நம்மளும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா சில விஷயம் எல்லாம் வந்து, ஒரு சாப்பிடற வரைக்கும் தான் அந்த உணவு மேல ஆசை இருக்கும். சாப்பிட்டப்புறம், "இந்த உணவு மேலயா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம்! இ அவ்ளோ தான இது" அப்படிங்குற மாரி தோணும். சோ, அந்த மாரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதில நம்ம நம்ம ஆர்வங்கிறது அதில நிலைச்சி நிக்கக்கூடிய ஆர்வமா? இல்ல ஒரு 2, 3 நிமிஷத்துல அது கடந்து போற ஒரு ஆர்வமான்னு, முதல்ல நம்ம அத இது பண்ணிக்கணும். அப்புறம் 2வது விஷயம், அது ஆர்வம் நமக்கு வந்து அதிதீ அதி தீவிரமான ஆர்வமா அதில இருக்குதுனு நம்ளுக்கு நம்புறோம் அப்படின்கிற பட்சத்தில அதுக்காக நம்ம உழைப்ப போடணும், அந்த விஷயத்தைப் பத்தி தெரிஞ்சிக்குறக்கு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சதுங்கிறது மேலோட்டமா இருக்கலாம், இல்லை ஓரளவுக்கு தான் தெரிஞ்சுக்கலாம். ஆனா அ இன்னும் நல்லா ஆழமான விஷயமா அத பத்தி நம்ம யோசிச்சு தெரிஞ்சிக்கணும். பிறரிடம் பேசி தெரிஞ்சிக்கணும். ஏற்கனவே அந்த விஷயத்தை வந்து கையாண்டு இருப்பாங்க. அவங்ககிட்டல்லாம் நம்ம கேட்டு கேள்வி கேள்விகள கேட்டா மட்டும் தான் அவங்க பதில் சொல்வாங்க. அவங்களா வந்து நம்மட்ட வந்து வெளிப்படையா இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லமாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அது தேவையில்ல. அதனால நம்ம தான் கேள்வி கேட்கணும். அந்த அளவுக்கு நம்மளோட ஆசைங்கிறது கேள்விகளலாம் உ தூண்டும். இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஒரு சின்ன குழந்தை மாதிரி, "வானத்தில எப்படி மேகம் இருக்கிது? மழை எப்படி பொழியுது? சூரியன் பாட்டுக்கு மேலேயே நிக்குதே? கீழ உழுந்துராதா? <chuckles> அங்க சூரியன் வந்து சூடா இருக்கிதுன்னா நம்ம பாட்டுக்கு ஏன் நம்ளுக்கு பாட்டுக்கு நிலாவும் அங்கே பக்கத்திலேயே இருக்குதே! அது எப்படி, குளுமையும் சூடும் 2ம் பக்கத்து பக்கமா எப்படி இருக்க முடியும்? அப்புறம் 2 வந்து கிரகணம் பிடிச்சா 2 ஒன்னா வருதே அதெல்லாம் எப்படி சாத்தியம்?" அப்படிங்கிற மாதிரி விதவிதமா குழந்தை கேள்வி கேட்கும். அதே மாரி நம்மளோட விருப்பமான விஷயத்து மேல அந்த அளவுக்கு நம்ம கேள்வி கேட்கணும். கேட்டா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து, பதில் கிடைக்கும், சில பதில் கிடைக்காது. கிடைக்காத போது அந்த பதில் தேடி நம்ம ஓடணும். அந்த ஆர்வம் எவ்வளோ தூரம் இருக்குதோ, அவ்வளோ தூரம் நம்மளை ஓட வைக்கும். ஆனா கையில பணம் இருக்குது அதனால நாம அந்த விஷயத்தில இறங்கிக்கலாம், கத்துக்கலாம் அப்படின்னு நாம முற்பட்டோம்னா, அந்த ஆர்வம் வந்து நம்மளுக்கு வந்து மேலோட்டமா தான் இருக்குதுன்கிற பட்சத்தில, இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கறதற்கு நமக்கு தோனலைணா, நம்ம போனா அவங்களுக்கு என்ன தெரியுமோ அததான் நமக்கு கத்துக்கொடுப்பாங்க. அதுக்கு மேல அவங்க கத்து கொடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா இந்த பணத்துக்கு இவ்வளவு கத்துக் கொடுத்தா போதும்னு ஒரு அளவு வெச்சிருப்பாங்க, வரையறை. அந்த இதுக்குள்ள கத்துக்கிட்டா, அது நம்மளுக்கு வந்து எ எல்லோரும் போலவேதான் நம்மளும் இருப்போம் தவிர, நம்ம அதில வந்து ம் பெருசா சிறந்து விளங்குவோம்னு சொல்றதக்கு வாய்ப்பு ரொம்ப-ரொம்ப-ரொம்ப கம்மி.
நிச்சயமா. ம்ஹ்ம்.
இந்த மாரி விஷயங்கள்.
நிச்சயமா, நிச்சயமா. நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா ஒரு முற்றிலும் ஒரு சரியான விஷயம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, நெறைய ஆலோசனையா இருக்கட்டும், நெறைய விஷயங்கள் வந்து நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா! அது அழகா இருக்கு. இப்ப வந்து நான் ஒரு புதிய ஒரு பிசினஸ் தொடங்கப் போறேன். அப்படி இருக்க பட்சத்துல நீங்க எனக்கு என்ன ஆலோசனை தருவீங்க?
இந்த பிசினஸுங்கிற விஷயம் வந்து, உங்களோட முழு பணத்தையும் அதுல போட்டு நீங்க ஆரம்பிக்கக் கூடாது. உங்களோட நேரமும், உங்களோட உழைப்பும் தான் முழுசா போடணும். அது எப்படினு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த தொழில்ல வந்து யாராச்சும் வந்து, அந்த தொழில் மொதல்லயே நடத்திட்ருப்பாங்க. அவுங்கட்ட போய் நீங்க வேலைக்கு சேரலாம். சேர்ந்து, அந்த தொழிலக் கத்துக்கலாம், அதிலிருந்து பணம் சம்பாதிக்கலாம். அதுக்கப்பறமா நீங்க ஓரளவுக்கு கத்துக்கிட்டீங்கங்ற பட்சத்துல, நீங்க வந்து தொழில் தொடங்கலாம். சில தொழிலலாம் பாத்தீங்கன்னா, யாருமே ஆரம்பிச்சுருக்க மாட்டாங்க. குறிப்பா, இப்பலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவீன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் வண்டி. இந்த தொழில்ல நீங்க போய் கத்துக்க இப்போவாது பரவால்ல, இ நெறைய பேர் இருக்குறாங்க. ஆனா ஒரு 5 வருசம் முன்னாடி, யாருமே பெருசா இங்க கிடையாது. அப்பம்போது நீங்க போய் கத்துக்குறதுக்கெல்லாம், வாய்ப்பு கம்மி தான். அந்த மாதிரி புது துறையில இறங்கும் போது, கண்டிப்பா நீங்க உழைப்பு போட்டு தான் முழுசா நீங்க தான் கத்துக்க வேண்டியதா இருக்கும். சி சிறிய சிறிய பின்னடைவு வரும். அதையெல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டு அதிலருந்து கத்துக்கவும், அத எப்படி சரிபண்ணணும்னு நம்மளே தான் நம்மளோட ஆர்வத்து மூலமா, கத்துக்க வேண்டி இருக்கும். அதனால உங்களோட ஆர்வம் வந்து எந்த துறை சார்ந்ததோ, அந்த துறையில வந்து, குறைஞ்சபட்சம் அந்த கா அந்த காலத்துல வந்து ஈவீ இல்லாத அதுவொரு 5 வருசம் முன்னாடி ஈவீ இல்ல. ஆனா எலக்ட்ரிக்கல் அப்படிங்குற விஷயம் இருக்க தான் செஞ்சது. அப்போ நீங்க வந்து வீட்ல வந்து பல்ப் மாட்றதா ஒரு எலக்ட்ரிக்கல் விஷயத்துல வந்து ஈடுபடலாம். ஒரு மோட்டார் விஷயம், ம் அப்ப ஒரு பேட்டரிங்குறதுலருந்து செல் எப்படி வொர்க் ஆகுது, இந்த மாதிரி சின்ன, சின்ன விஷயத்துல நீங்க ஆர்வம் காட்டி, மொத ஆரம்பிச்சீங்கன்னா அதப்பத்தி தெரிய வரும்போது நீங்க ஒரு எலக்ட்ரிக் வண்டினா எப்படி வேலை செய்யும்னு உங்களால கத்துக்குறதுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கே அது தெரிஞ்சுரும். ஆனா, அது வந்து மத்தவங்களோட கம்பேர் பண்ணீங்கன்னா, அவங்களைவிட நீங்க வந்து ஒரு அடி மேல தான் இருப்பீங்க. ஆனா, அந்த இன்னைக்கு காலகட்டத்துல இருக்கிற அந்த ஈ. வீ பத்துன விஷயத்துலகூட, நீங்க கீழ இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே, எளிமையாகவே அந்த விஷயத்துல நீங்க கத்துக்குவீங்க. அதனால எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பணம் இருக்குதுன்னு மட்டுமே நீங்க ஆரம்பிச்சுற முடியாது. அந்த விஷயத்துல முழுக்க முழுக்க ஆர்வமும், அதுல சார்ந்த அறிவு, அது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 2த்தையும் நீங்க வளத்துட்டீங்கன்னா, நீங்க எப் எந்த தொழில் துறையா இருந்தாலும் சரி, எந்த விருப்பமான உங்களுக்கு விஷயமா இருந்தாலும் சரி, அது எளிமையா நீங்க வந்து உங்களுக்கு அடைஞ்சிரும். ஆனா, காலம் அதுக்காக குடுக்கணும். குறைஞ்சது, ஒரு 3 மாசமோ 6 மாசமோ ஏன், ஒரு 4, 5 வருடம் தேவைப்பட்டா கூட நீங்க குடுக்கத் தயாரா இருக்கோணும். அது முக்கியம்.
ஓகேங்க. சரிங்க. கண்டிப்பாங்க. அதே மாரிலாம் பார்த்தீங்கன்னா இப்ப புதிய வந்து நீங்க சொன்னீங்க, நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புதிய ஒரு தொடக்கம் நான் பிசினஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி வந்து அந்த எலக்ட்ரிக் ஈது பத்திலாம் சொன்னீங்க. சரி. இப்ப வந்து கரண்ட்டா வந்து ஒரு பிசினஸ், இப்ப வந்து ரன் ஆயிருக்கு. "இது வந்து நீ வந்து இந்த 3 விஷயம் ஆலோசனை பண்ணி, நான் சொல்றேன். அதுபோல நீ தொடங்குனா, இது வந்து நல்லா வந்து வெற்றி பெறும்." அப்படின்ட்டு, எதனா ஒரு விஷயம் நீங்க சொல்ல முடியுமா? கரண்ட்டா இப்ப நடக்கறது. அ.
கண்டிப்பாங்க. இப்ப நடக்கிறது வந்து இந்த தொழில் வந்து நெறைய பேர் செய்றாங்க. நீங்களும் அந்த தொழில் மா ஒண்ணை எடுத்து செய்யலாம்னு நெனைக்கிறீங்க. கரெக்ட்டுங்களா?
அது ஓகேங்க. வேற ஏதாவது இந்த இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பேர் வந்து, நான் புதுசா வந்து டீ கடை இது பண்ண போறேன். நான் வந்து ஜுவல்லரி ஷாப் இது பண்றேன். நான் வந்து வீட்டலருந்து குக் பண்ணி இது பண்ணுறாங்கல்ல, ஹோம் இது வன்ட்டு. அதுபோல நான் பண்ண போறேன். அது பார்க்- பார்த்தீன்னா, அந்த ஜூவல்லரீஸ் மட்டுமே விற்கிற இது பண்ண போறேன். புதுசா வந்து வேறு ஏதாவது, நான் ஒரு பிஸினஸ் இது பண்ண அப்படி அந்த பிஸினஸ்க்கானா ஒரு 3 எனக்கு ஆலோசனை எதுனா தர முடியுமா? நான் இப்ப வந்து துணி பிஸினஸ் ஆரம்பிக்கலான்ட்டு, ஒரு ஐடியால இருக்கேன். எனக்கு என்ன ஆலோசனை நீங்க தருவீங்க?
ஓ! சரிங்க. ஆமாங்க. கண்டிப்பாங்க. இப்பங் பார்த்தீங்கனா, துணி பத்தி உங்களுக்கு அ எந்தவித அறிவும் இல்ல. நீங்க வந்து துணி வந்து போடுவீங்க. அது தவிர்த்து அ துணி வந்து எந்த மாதிரியான துணி வித விதமா இருக்குன்னுகூட உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்களாங்க, சரிங்களா? ஆரம்ப கட்டத்தில இருக்கறீங்க. அப்பம்போது நீங்க என்ன பண்ணலாம்னா முதல்ல துணி வகைகள் எத்தனை இருக்குது? அந்த துணி வகைகள் வந்து நம்ம ஊர்ல வந்து எந்த வகையான துணிகள் எல்லாம் வந்து அ தயாரிக்கிறாங்க? வெ வெளியூர்லல்லாம் வந்து எந்த வகையான துணிகள் தயாரிக்கிறாங்கனு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அறிவ நம்ம வந்து வளர்த்திக்கோணும். 2 வது நம்ம ஊர்ல எந்த மாதிரியான துணி விற்பனைக்கு வருது? அதே மாரி வந்து அதோட விலைய வந்து எந்த அளவுக்கு வச்சு விக்கிறாங்க? இதே மாதிரி துணியை வந்து ப நம்ம வந்து பயன்படுத்தாம வேற ஊர்ல வந்து துணி தயாரிப்பாங்க. அந்த துணி வந்து நம்ம ஊர்ல வ இன்னும் வராம இருக்குதா? அந்த மாதிரியல்லாம் நீங்க வந்து தேடி பார்க்கணும். தேடி இதை பத்தி தெரிஞ்சுகிட்டீங்கன்னா, அப்போ இங்க வந்து ஒரு மார்க்கெட், அதாவது அந்த ஒரு புது துணிக்கான இடம் வந்து யாரும் கொண்டு வராம இருக்கிறாங்க, ஏதோ காரணத்தால. அந்த காரணத்தை வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். இல்ல என்னும் பட்சத்தில, நீங்க அந்த துணியை வந்து பெரிய அளவுக்கு வாங்கி விற்பனை பண்ணாம, ஒரு சிறிய அளவு தொழிலா நீங்க வந்து பண்ணலாம். இப்ப ஆன்லைன்கிறதுனால அதுலாம் சிறிய அளவுக்கு பண்றதுக்கு உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்காதுங்க. அந்த மாதிரி நீங்க தொடங்கும் போது, இந்த தொழில் பற்றி உங்களுக்கு வந்து சிறிது சிறிதா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு முடியும். இந்த தொழில் உங்க கைக்கு அகப்படும். நீங்க பெரிதளவுக்கு வந்து சுட்டு வைக்காத ஏதாச்சு ஒரு நஷ்டம், அ இல்லைனா ஏதாவது ஒரு பெரிய விரயம் அந்த மாதிரியான விஷயத்தில மாட்டிக்க மாட்டீங்க. நிதானமா நீங்க வந்து முன்னேறிட்டு போலாம், இந்த தொழில் பொறுத்த வரைக்கும். இது தெரியாத தொழிலா இருக்கும் பட்சத்திலும் கூட, நீங்க நல்லா முன்னேறிட்டு போக முடியும்.
சரிங்க. நிச்சயமா. அற்புதங்க! அற்புதங்க! ஏன்னா நான் ஒரு ஒரு விஷயம் பத்தி அப்பதான் நான் கேட்டேன். அதுக்கு அப்புறம் வந்து நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா ஒரு ஆலோசனை! இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. கண்டிப்பா வந்து எல்லோருக்கும் பயன் இப்ப அது போல இல்லாம இப்ப நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்து அந்த பேராசை ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? "நான் உடனே ஜெயிக்கணும், உடனே நான் இதெல்லாம் பண்ணிடுவேன்", அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆலோசனையே இல்லாம பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதுவுலேயே வந்து பண்ணிர்றாங்க. அது நிறைய பேருக்கு நஷ்டமும் ஏற்படுது. இப்படி இருக்கிற பட்சத்தில, உங்களோட ஆலோசனை வந்து எப்படி இருக்கும்? அந்த பொறுமை காத்தல் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கும். அதேபோல ஆ நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணி இது பண்ண முதலீடுன்ற விஷயத்தில வந்து பார்த்தீங்கன்னா ஏமாறக்கூடாது. அப்படிலாம் இருக்குல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
ஆமாங்க. சில தொழிலுக்கு வந்து அவசரப்பட வேண்டிய அவசியமும் இருக்குதுங்க. சில தொழிலுக்கு நிதானமா போக வேண்டிய அவசியம் இருக்கு. சில தொழில் இரண்டும் கலந்த மாதிரி இருக்குங்க. குறிப்பா உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில வந்து எனக்கு தெரிந்த ஒருத்தர் வந்து என்ன பண்ணார்னா இந்த மாஸ்க்குங்குற விஷயத்தை வந்து அ அதாவது சைனால வந்து இந்த கொரோனா பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சுங்க. இது உலகம் முழுக்க பரவலீங்க. அவருக்கு வந்து என்ன தெரிஞ்சதுன்னு தெரியலை. இது வந்து வ பெரிய மார்க்கெட் அப்படின்னு புரிஞ்சிட்டு அந்த மாஸ்க் இதெல்லாம் வந்து அ சைனால இருந்து இறக்குமதி பண்ணி வி விற்பனைக்கு கொண்டு வந்துட்டாருங்க. நம்மளுக்கு அப்பத்தான் இது டிசம்பர்‌ல அவர் செய்றாருங்க. ஜனவரி, பிப்ரவரில்லாம் இந்தியா முழுக்க வந்து இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க வந்து பரவுது, அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிட்டாங்க. அவருக்கு வந்து பெரிய லாபம் அந்த காலகட்டத்தில அமைஞ்சிருச்சுங்க அந்த தொழில். இப்போ அவர் வந்து நான் சொல்ற மாதிரி பொறுமையா அத கத்துக்கிட்டு பண்ணுறதுக்குலாம் அங்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா அன்னைக்கு வேகமா எடுத்து பண்ணுனா தான் அந்த வாய்ப்பு அவருக்கு. யார் முந்திக்கிறாங்களோ அவங்க அந்த போட்டியில ஜெயிச்சிருவாங்க. இப்ப இந்த தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன பொறுமையா போகணும். இதில வந்து நீங்க சொல்றீங்க. அவசரமா போகணும்னு சொல்றீங்களே. இப்ப இதை எப்படி நான் முடிவு பண்றது? இந்த காலத்தில அவசரமா போகணும், இந்த காலத்தில் பொறுமையா போகணும்னு நீங்க கேட்கலாம். இதில என்ன பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா, இதில என்னனு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்த தொழில் வந்து எந்த காலகட்டத்தில வந்து இருக்குதுனு சொல்லி புரிஞ்சிக்கணும். முதல்ல நமக்கு வந்து அடிப்படையில ஒரு தொழில்ங்கிற விஷயம் தெரிஞ்சிட்டா நீங்க எந்த விதமான தொழில்ல வேணா நீங்க இறங்கி நீங்க வந்து வெற்றி பெறலாம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுரும். ஒரு தொழில் நாம பேராசை படலை. ஒரு தொழில நிதானமா கையாளப் போறோம். அ அந்த நிதானம்கிறது நமக்கு வந்து தொழிலுடைய அடிப்படையை தெரிஞ்சுக்கணும். அந்த தொழில் வந்து யாருக்கு லாபம்? யாருக்காக அந்த பொருள் போகுது? யார் வந்து அந்த பொருளை உருவாக்க கஷ்டப்பட்டு உருவாக்குகிறாங்க? அதே மாதிரி அந்த பொருள் வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகும்போது என்ன மாரியான ஆபத்து எல்லாம் இருக்குது? இந்த மாதிரி நான் எந் அந்த பொருள் உருவாக்குறதுல என்ன ஆபத்து? அந்த பொருள் ஒரு சேர்க்க கடைசி ஆள் வாங்கி உபயோகிக்கும் போது அவங்களுக்கு என்ன மாரி தேவை வருது அந்த பொருளை வச்சு? இதெல்லாம் நீங்க புரிஞ்சிக்கிட்டீங்கனா எந்த மாதிரியான பொருளை எடுத்தாலும் உங்களுக்கு உடனே இதை இந்த மாதிரி கேள்விகள் கேட்பீங்க. அதற்கான பதிலை கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்ச அடுத்த மாசமே நீங்க அதை வியாபாரத்திற்கு கொண்டு போயிரலாம். ஓ அந்த அப் அந்த அறிவு வந்து வர்ற வரைக்கும் தான் நீங்க காத்திருக்கணும். வந்தக்கப்புறம் நீங்க எந்த தொழில் வேணா எடுத்து, எவ்வளவு வேகமா வேணாலும் நீங்க செயல்படலாம். கண்டிப்பா தோத்து போகமாட்டீங்க. ஏன்னா நீங்க தேவையான கேள்வி எல்லாம் கேட்றுவீங்க. அதுக்கான பதில் கிடைச்சால் தான் நீங்க அந்த தொழில்ல இறங்குவீங்க. கிடைக்காத பட்சத்தில அதுக்கான பதிலை நீங்களே உருவாக்குவீங்க. அப்பம்போது அந்த பிரச்சனைலாம் வரும்போது நீங்க சமாளிப்பீங்க. இது தான் இது நிதர்சனமான உண்மை.
ஆமா. நிச்சயமா. நிச்சயமாங்க, நிச்சயமாங்க. அதேபோல நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ சூப்பரா இருக்கு. நான் வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து எனக்கு நெறைய விடைகள் வந்து கிடைக்குது. அதே பட்சத்தில எனக்கு ஒரு கடைசியான ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலியமாவே அந்த தொழில்லாம் வந்து பார்த்தீங்கனா கத்துத்தறாங்க. இப்ப வந்து பெண்களுக்கு ஆரி ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இந்த அ கம்ப்யூட்டர் பத்தி கத்துக்கணுமா, இல்லை மேக்ஸ் நெறைய விஷயங்கள் அந்த ஸ்கில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் மூலியமா நிறைய புதிய ஆரம்பிக்க ஒரு ஆரம்பம்லாம் நெறைய இருக்கு. அ ஏன்னா நீங்க வந்து நேர்ல வந்து தான் கத்துக்கணும்னு அவசியம் கெடையாது. ஆன்லைன் போ கூட நீங்க இது பண்ணிடலாம். அது அப்படி இருக்க பட்சத்தில அந்த ஒரு ஆரம்பம் வந்து எப்படி இருக்கு? இது வந்து நல்லது அப்படின்றீங்களா? அவங்களோட முன்னேற்றத்துக்கு வழிவகுத்தது அப்படின்றீங்களா?
நம்ம எல்லாம் வந்து தமிழ்நாட்டில பொறந்திருக்கோம்ங்க. நம்மளுக்குலாம் பாத்தீங்கனா ஏகலைவன்ங்கிறவன்தான் நம்மளுக்கு மூத்தவருங்க. அவரோட இதில பாத்தீங்கனா எங்கேருந்து படிச்சாருன்னு நம்மளுக்கு தெரியும். அப்பம்போது இந்த ஆன்லைன்‌னால நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க, என்னைய பொறுத்தவரைக்கும்.
நிச்சயமா, நிச்சயமாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நெறைய விஷயங்கள் வந்து ஆரம்பம் வந்துச்சுன்னா நம்பளுக்கு வந்து நேரா போயிட்டு நெறைய விஷயம் கெடைக்கமாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது அவங்க த டைம் அப்படி இப்படின்ட்டு, ஆன்லைன் பதிவு அப்படின்ட்டு நெறைய விஷயங்கள் வந்து நம்ம புதிய ஒரு தொடக்கத்தை வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி, ஏது பண்ணலான்ட்டு நெறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சமூக வலைதளத்திலேயே வந்து ஒரு சேனலோ இல்லை ஒரு பேமெண்ட் இதுவோ பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி இது பண்றா போல இருக்கு நெறைய விஷயம். அதேபோல உங்க கிட்ட வந்து நான் நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். நான் சொன்ன ஒவ்வொரு இதுவுக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய விஷயங்கள ஆலோசனை குடுத்தீங்க. உங்க கூட பேசினதில, உங்களோட பதிவை கேட்டதில, ரொம்பவே சந்தோஷங்க. மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.
இதில நீங்க பாத்தீங்கனா இந்த ஆன்லைன்ல வந்து கத்துகிறேன்னு சொல்லும்போது, என்னன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா விழிப்புணர்வோடு நீங்க கத்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நெறைய தவறான விஷயங்கள்னு இருக்கு. அந்த தவறான விஷயம் சொல்லும்போது உங்களை ஏமாத்துறதுக்காகவே நெறைய பேர் பண்ணுவாங்க. அதில மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருந்துட்டு நீங்க கத்துக்கலாம்ங்க. அப்படி எச்சரிக்கையா இருக்க பட்சத்தில நீங்க நல்லாவும் கத்துக்கிட்டீங்கனா, கண்டிப்பா அது உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த விஷயத்தை உங்கள்ட்ட வந்து பகிர்ந்ததற்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. மிக்க நன்றி.
நிச்சயமா, நிச்சயமாங்க. மக் மகிழ்ச்சி.